அ, கண்டிப்பா. அதாவது வீட்டுக்கு நாங்க வந்தப்புறம் எல்லாரும் வருவாங்க இல்லையா! நம்மள வந்து "முதல் முறையா ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, நாங்க பார்க்குறதுக்கு வரோம்," அப்படின்னு. அந்த மாதிரி வர்றவங்களெல்லாம், நாங்க வந்து இப்போ இடது பக்கம், அ அ வீடு வலது பக்கம் வந்து மாடின்னா மொதல்ல மாடிக்கு கூட்டிட்டு போயிடுவேன். "வாங்க கோயில் சாமி தெரியும் பாருங்க. அ தென்னந்தோப்பு பாருங்க" அப்படின்னு சொல்லி அத வந்து விவரிக்க ஆரம்பிச்சுருவேன். அதெல்லாம் முடிச்சு தான் வீட்டுக்குள்ளயே கூட்டிக்கிட்டு வருவேன். "வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு.
ஆமா. <laughs> ம். கண்டிப்பு. <laughs> உங்களோட உங்கள பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அது ஓகே. அது உங்களோட ஆர்வத்தை வந்து அவங்கனால புரிஞ்சுக்க முடியுது. <laughs> புரிஞ்சுக்க முடியும், கண்டிப்பா. ஓகே. உங்களோட ம்ஹ்ம்.
<chuckles> ஆமா, கண்டிப்பா என்னோட உறவினர்களுக்கெல்லாம் தெரியும். நான் எவ்ளோ இந்த மாரி விஷயங்களை ரசிப்பேன்னு. அதனால வந்தவுடனே வாங்க வாங்க மொதல்ல சாமிய பார்க்கலான்னு, கூட்டிகிட்டு போயிட்டு. அதுக்கப்புறம் ஒரு சுற்றுப்பயணம் மாரி அங்க இங்க இப்படி இருக்கு இந்த தோப்பு இருக்கு, இவ்வளோ பறவைகள் இருக்கு, எல்லாமே சொல்லிட்டு அப்புறம் வந்து அவங்களுக்கு காஃபி கொடுக்க, சிற்றண்டு குடிக்க அதெல்லாம் பண்ணேன். ஆ, இப்போ வந்து
அஹஹ. கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்து உங்களுடைய வீடு வந்து, ஒரு அந்த மாடின்னு சொல்றது வந்து, திறந்த வெளில இருக்குமா, இல்ல அது ஒரு க்ளோஸ்ட் ஏரியான்னு சொல்லுவோம், இல்லையா அதுக்குன்னு தனிப்பட்ட இதெல்லா இருக்குமா? ஏன்னா, திறந்த வெளில இருக்கும்பொழுது இந்த மழை காலங்கள்லேயும், வெயில் காலங்கள்லேயும் வந்து ரொம்பவே பாதிப்பு ஏற்படும். அந்த இடமெல்லாம், ஆ ரொம்ப வெயில் அடிச்சாலும் இதாயிரும். அ. அத எப்படி மெயின்டெய்ன் பண்ணுறீங்க. சரி சரி.
இல்ல இது ஆ, திறந்தவெளில தான் இருக்கு.